ஆ, எப்படி பாத்தாலும் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு ஆமா.
அ. உங்களுக்கு ஆயிட்டேதான் இருக்கும். அப்ப அதுக்கெல்லாம் வந்து இது பண்ண முடியுமா என்ன, அதெல்லாம் வந்து அப்ப எங்க அம்மா, சரி. எங்க அம்மா கூடப் பொறந்தவங்க 8 பொண்ணு. அவங்க அப்பனா அவங்க அம்மாச்சியோட நிலைமைய நினைச்சு பாருங்க. அப்ப அ வருஷம் ஃபுல்லா வெளியில தூக்கி கடாசி வச்சிருக்கணும். என்ன இதுலலாம் எனக்கு
ஐயோ. சமாளிக்கவே முடியாதுங்க. ம், வீட்டயே வந்து நீங்க வெளியில தான் மாத்தி வச்சிருக்கணும். யாருமே வீட்டுக்குள்ள இருக்க முடியாது எனக்குத் தெரிஞ்சு.
ஆமா, அதனால இதெல்லாம் வந்து முற்றிலுமான கட்டுக்கதை. இதுல எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லங்க.
எனக்கும் இல்ல. எங்க அம்மாவுக்கும் இல்ல. எங்க அம்மா எப்டி தெரியுமா பண்ணுவாங்க, அ கொஞ்ச நாட்கள் நாங்க வெளியில இருந்தோம், வேற ஊர்ல என்னோட படிப்புக்காக அந்த மார்ல்லாம் இருந்தோம். அப்பல்லாம் எங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா என்ன உட்ருவாங்க. அதாவது பெட்ல தூங்க உட்ருவாங்க. சேர்ல வொக்கார உட்ருவாங்க. எல்லா உட்ருவாங்க. எங்க ஊருக்கு வந்துட்டு,. விட்ருவாங்க பேட்ல நா படுத்துக்கலா, சேர்ல ப ஆனா யாராவது எங்க வீட்ட இப்டி தாண்டி போனாங்கன்னா வேகமா யாராவது வர சத்தம் கேட்டுதுன்னா என்ன சேர்ல இருந்து இறங்கி கீழே உக்கார சொல்லுவாங்க. <tsk> அவங்க ஏதாவது நினைச்சுப்பாங்களாம்.
அவங்களுக்கு யார் சொல்லப்போறா சொல்லுங்க. இதா அவங்களுக்கு வேலையா, ஆனால நாளா கண்டுக்கவே மாட்டேன். என்னதான் நினைச்சுக்கோன்னு சொல்லிட்டு எங்க அம்மா உட்ருவாங்க.
ஆனா, கிராமத்துல அதெல்லாம் தெரிஞ்சுருதுங்க. ஏம்மா நரோன்னு.. ஆமா. தலை குளிச்சாலே வந்து கேக்குறாங்க எல்லாரும்.
அப்படிங்களா? எங்க அம்மாலாம் அதல கண்டுக்கமாட்டாங்க. ஓ! அந்த அளவுக்கு நான் பட்டது இல்ல.
அதான் இந்த மாரி எல்லா வந்துட்டு செய்றாங்க.
இந்த மாரிதாங்க எங்களோட சமையல் வந்து. சமையல் கலவை வந்து இந்த மாரிதாங்க அழகா உருவானுச்சு.

ஓகே! <chuckles>
புளிலாம் போடமாட்டாங்க. இப்ப அந்தக் காஞ்ச மெளகாய் கா ஒரு 1/4 கிலோ அதாச்சு காரம் இல்லாத மெளகா ஒரு 1/4 கிலோ. மெளகு வந்து, ஒரு 50 கிராமு. ஜீரகம் வந்து பார்த்தீங்க அப்டினா, ஒரு 25 கிரா- கிராமு ஒரு அ 5 கிராமு வந்து சோம்பு வாசத்துக்காக, சோம்பு 5 கிராமு இது எல்லாத்தயுமே என்ன பண்ணுவாங்க? அப்டின்னா, வெயில் இருக்கும்போது, அந்த வெயில்ல காய வச்சு, லைட்டா அதுக்கப்புறம் மேல வானலில்ல வந்து சூடு பண்ணி, என்ன பண்ணுவாங்க, அப்டின்னு சொல்லிப் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்ச பொன் நிறமா ஆகுற முடிய நல்ல, அது ஏற்கனவே வெயில்ல நல்லாதான் காஞ்சுயிருக்கும். ஒருவேள நமக்கு வந்து வெயில் பத்தல, அப்டிங்குற ஒரு மாதிரி மனசுக்கு வருது அப்டின்னா, இது எல்லாத்தயுமே என்ன பண்ணிக்கலாம்? அப்டி சொல்லிப் பாத்தீங்கன்னா, நல்லா ஒரு பொன் நிறமா ஆகிற முடிய நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் மேல மெஷின்ல குடுத்து, இத வந்து வ அதுக்கப்புறம் மேல ஆற வச்சு, ஒரு பெரிய டப்பால ஸ்டோர் பண்ணி வச்சிட்டு, தேவைக்கு வந்து என்ன பண்ணிக்கணும்னா
ஆமா. ஆ! பரவாயில்லயேங்க, நீங்க எல்லாமே வந்து ஞாபகம் வச்சிருக்கீங்க. எல்லாமே உங்களுக்கு உங்களுக்குக் கல்யாணம் ஆயி இப்போ எத்தனை வருஷம் ஆவது?
செய்யுறது செய்யுற தானுங்க. எனக்குக் கல்யாணாகி ஒரு 7 வருஷம் ஆகுதுங்க.
ஓ! ஆனா, கல்யாணம் ஆனா இதெல்லாம் கத்துக்கணுமோ? <chuckles> அப்டி.
அதுனால கண்டிப்பாங்க. அது அப்டி கத்துக்கட்டா வந்து நம்மளோட குடும்பத்துக்கு நல்லது. நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவ குடுக்கலாம். அது மட்டும் இல்லாம, பணத்த
இல்லாட்டி, அம்மா அரைச்சு தந்துவிடுவாங்கல்ல? அந்த மாரி நான் யோசிச்சேன்.
ஆ, அது வந்து அம்மா இருக்குற முடியும் செய்வாங்க. அம்மாக்குன்னு ஒரு காலங்கள் இருக்கு, இல்லையா? வயதாகி போயிரலாம். அப்ப வந்து, நம்ப தான் செய்யணும். அதுக்கு வந்து, அம்மா இருக்கும் போதே, நம்ப நம்ப ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டோம்னா, தே கேட்டுத் தெரிஞ்சுட்டு, மறுபடியும் தி தவறத் திருத்திக்கலால?
ஆமா. ஆமா.
அப்ப வந்து, உங்களுக்கு வந்து நீங்களே கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது, எப்டி இருக்கும்னா நமக்கு நாம என்ன தப்பு பண்ணோம்? இப்ப 1 தடக்க வந்து அரைக்கும்போது பாத்தீங்கன்னா, கொஞ்சம் வந்து எதாச்சும் ஒண்ணு தப்பு பண்ண மாரி நமக்குத் தெரியும். அப்ப, நம்ம அம்மா கிட்ட கேட்கலாம். அம்மா! இது மாரி தப்பு பண்ண மாரி தெரியுதுமா! என்ன பண்ணலாம்? அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா? இதெல்லாம் நம்ம Googleடயும், Chat GPTடயும் கேட்டா, அவன் ஒரு இது சொல்லுவான் பாருங்க. அதெல்லாம் நம்ம செஞ்சோனு வச்சுக்கோங்க, தலையில துண்ட போட்டுட்டு தலையில ஒரு துண்ட போட்டுட்டு வாசல்ல உக்காந்துக்க வேண்டியது தான். ஏனா, அவங்க வீட்ட விட்டு நம்மள துரத்தி விட முன்னாடி நம்மளே போய் உக்காந்துக்குற மாரி ஆயிரும். என்ன! அப்டிங்கனால, நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கேட்டு இந்த மேரி தெரிஞ்சு, நம்ம செய்றது அப்டிங்கறது பாத்தீங்கன்னா, நல்லா இருக்கும். ஏன் வந்து கடைல வாங்குறதெல்லாம் நான் அதிகமா யூஸ் பண்ண மாட்றேன் அப்டின்னா, அவங்க கலர் வர்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, ரசாயனத்த வந்து சேக்கறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதுனாலயே
ஏதோ சரியில்ல, என்னது? அப்டின்னு சொல்லிக் கேட்கலாம். அவ்ளோதான். சாம்பார் வைக்கிற ஆசையே போயிரும் உங்களுக்கு! ஆமாமா. அதுவும் ஒண்ணுங்க. அப்பறம் வீட்ல, நம்ம அம்மாவோட கைபக்குவம் நம்ம விட்டு போற மாரி தோணுது இல்லையா? வேற ஏதாவது சேர்த்து செய்யறப்போ.
ஆமா! அது வேற இருக்கும். இதுனால உடலுக்கு வேற நமக்குப் பாதிப்பு வர்றனால, என்ன வருஷத்துக்கு ஒரு, 1 தரக வந்து நம்ம என்ன நேரம் ஒதுக்கக்கூடாதா? நம்ம குடும்பத்துக்காக.
அரைச்சுட்டோம்னா, முடிஞ்ச்சு. ஆமா.